கண்டிப்பா. வந்து அந்த, அந்த வாசனையுமே அப்படித்தான் நான் வச்சிருப்பேன், எப்பவுமே. அ வெட்டி வேர் வந்து ஒரு தண்ணில பச்சை தண்ணில போட்டு, வெட்டி வேர் வந்து அந்த வாசன ஒரு பக்கம் தண்ணிக்குள்ளயே அது உ அது கிடக்கும்போது, அது ஒரு வாசனை வரும். 2ஆவது பாத்தீங்கன்னா, பச்சை கற்பூரம், அ அந்த கிராம்பு, ஏலக்காய், அ ஜாதி பத்திரி, இதெல்லாம் போட்டு, கறிம் அந்த பட்டை இதெல்லாம் போட்டு என்ன பாத்தீங்கன்னா, நல்லா மிக்ஸில போட்டு அடிச்சு அந்த தூ அந்த தூள் வந்து பாத்தீங்கன்னா, எல்லா பூஜை ரூ அந்த அந்த சாமி படத்துக்கிட்ட பக்கத்தில பாத்தீங்கன்னா, அது ஃபுல்லா அங்க ந அந்தந்த எடத்துல நான் வந்து பரவி தூவி உட்ருப்பேன். ம். அப்புறம் வந்து, அந்த உருளிலேயும் அதை போட்டு, பூவெல்லாம் எடுத்து அ அதை சு அ சுத்தியும் வச்சிருப்பேன். அ அப்ப பாக்கும்போது பாத்தீங்கன்னா, ரொம்ப ரம்மியமா இருக்கும். அந்த வாசனையோட உக்காந்துருக்கும்போது எனக்கு மட்டும் காத்து வர்ற மாரி ஒரு சின்ன குட்டி ஃபேன். ஆமா.
ம். ம். ம். ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். சரி, சரி. ஆ. கேட்பதற்கே ஆமா. ஒ ஆ, ஆ. நீங்க சொல்றப்பயே ஒரு ஆர்வம் வருது, "பாக்கணும்." அப்படின்னு சொல்லி. ஆ. சரி, சரி.
ஆமா. 2ஆவது பாத்தீங்கன்னா, அந்த பூஜை ரூமில வந்து, என் கையாலயே அ ஒரு அலங்காரம் பண்ணக்கூடிய ஒரு சாமி ஃபோட்டோ இதெல்லாம் என் என் கையாலயே நானே எல்லாம் பண்ணி ஏன்னா, அதுதான் அத பாக்கும்போது தான நமக்கே ஒரு சந்தோஷம். அ அந்த மாதிரி நானே அமைச்சுக்குருவேன், சில விஷயத்தையெல்லாம்.
ம். அது சரி, அது சரி. அப்ப இப்ப உங்களோட வீட்ல இந்த பூஜைய வ் அறை தவிர, வேற ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்குமா? அதுக்கு அடுத்ததா எதை சொல்லு பால்கனியா! ஆஹா.
ம். ஆமாங்க. பால்கனி. ம். பால்கனி. ஆமாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையான ஒரு காற்றெல்லாம் அந்த பக்கம் வரும், பால்கனியில. அ அந்த பக்கத்தில உக்காந்துட்டே இப்போ ஏன் பால்கனி எனக்கு ரொம்ப புடிக்கும்? அப்படின்னா அ அதாவது பிரபஞ்ச சக்தியோட ஆற்றல் வந்து எனக்கு அந்த எடத்துல ரொம்ப அதிகமா கெடைக்கிற மாரி எனக்கு வந்து நான் உணருவேன்.
ம்ஹ்ம். ம்.

ஆமா, அ எந்த எடத்துக்கு போனாலும். நான் அத விட்ற மாட்டேன். அத அப்படியே நான் வந்து கடப்பிடிச்சிட்டு தான் வருவேன். 4 மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா, 4 மணிக்கு யாருமே எந்திரிக்க மாட்டாங்க. நம்ம தான் எந்திரிக்க போறோம்.
ஆ. சரி, சரி. ஆ ஆ ஆ ஆ. ஆமாமா, புரியுது. நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு தெளிவா புரியுது. ஆ, அது அ அந்த நா 4 மணிங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயமா அது?
ஆமா. ஆமா, அந்த எடத்துல வந்து சொல்லுவாங்கல்ல, ஒரு காஸ்மிக் எனர்ஜி அதிகமா கெடைக்கக்கூடிய இது. ரெண்டாவது, பார்த்தீங்கன்னா
4 மணி, நா 4 மணிக்கு நீங்க சொல்றது வந்து, பிரம்ம முகூர்த்தம்ன்னு சொல்லுவாங்களே அதுவா?
ஆமாமா, ஆமா.
ம் ம் ம் ம். அந்த நா 4 மணிக்கு பண்றப்ப எந்த மாதிரியான ஒரு புத்துணர்வு நமக்கு கெடைக்கும்? வழக்கத்த விட அந்த அதிகாலை வந்து, எடுக்குறப்ப நமக்கு என்ன சிறப்பு?
நாலு டு அஞ்சு. ம். அ, அந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரொம்ப நிசப்தமா இருக்கும். எல்லோருமே பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில, அப்ப தான் எல்லாருமே தூக்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, தூங்கியே சில பேர்லாம் கண்ணே முழிக்க முடியாது. எ எல்லாருமே அப்டியே உலகமே அப்டியே அமைதியான மாரி இருக்கும். அந்த நிசப்தத்தோட, அந்த ஒரு குளிர்ந்த காற்றோட, அந்த சொல்லுவாங்கல்ல பனி, பனி வந்து விழுந்தும் விழுகாத மாரி அது ஏ ஆமா, அந்த மாரி ஒரு எப்படி சொல்றது? ரம்மியமா இருக்கும். அந்த நேரமே பார்த்தீங்கன்னா, ஆ, பக் மரங்கள் இருந்தா அந்த மரத்தோட ஒரு காற்று. ஆ, ஒரு அருமையான நேரமா இருக்கும். அந்த நேரம். ம்.
ம். ம். ம். ம் ம் ம் ம் ம் ம் ம். ஆ ஆ அ அ ம். அ. ம். ஆமாமாமா, ஆ. ஆ. அ, அ. ஆ ஆ. ஆ ஆ. ஆ. ம் ம். ம். ம். ஆ. ஆ. அந்த சூழ்நிலையில வந்து, அ <tsk> பண்றப்போ நீங்க அழகா சொன்னீங்க. பிரபஞ்சத்தோடைய அந்த ஆற்றல வந்து ஆ, நம்ம வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏ ரொம்ப மகிழ்ச்சி அதாவது வீட்ல வந்து ஒரு தனிமையான இடம், அந்த இடம் வந்து எப்டி இருக்கணும்? உங்களுடைய பால்கனி ஆகட்டும் அல்லது வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பூஜை அறை ஆகட்டும் அதெல்லாம் நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆற்றல தருது? நீங்க செய்த விஷயங்களுக்கு இப்ப எப்படி பக்க பலமா இருக்குங்கிறதெல்லாம் அழகா சொன்னீங்க. இன்னும் சொல்லப்போனா, வெளியூர்களுக்கு செல்றப்ப உங்களுடைய உறவினர்கள் வீடு, நண்பர்கள் வீட்ல இருக்கக்கூடிய மொட்ட மாடியும் எவ்வளோ அழகா பயன்படுத்தி இந்த விஷயங்கள எல்லாம் கையாளுறீங்க? அப்படிங்கிற விஷயங்கள ரொம்பவே படிப்படியா நெறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட உரையாடியது ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி.
ஆமா. ம். ஆமா.